நீங்க வேற இருங்க. அப்படியே எலைல வைக்கிறாங்க. அ என்னது? அது முட்டை எனக்கு மொதல்ல அதுல 4 பேரு பெருசா தெ கூடத் தெரியாது. அ அந்த லாப்ஸ்டரு அப்புறம் வந்து மீனு. ம்! அதுக்கப்புறம் என்னாது? முட்டைல அத்தன வச்சாங்க. அப்புறம் சிக்கன், மட்டன், அப்புறம் எலும்பு அப்புறம் வந்து என்னா? குடல்லாம் இருக்குமாமே!
அ, அ. சரி. சரி, ஆ! ஆ, சரி. சரி, ஆமா குடல் கறி. நல்லா இருக்குமே! நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்க. ம்.
ஐயோ பாவங்க இது. <chuckles> அவருக்கு ஒரு மாரி என்னாச்சுன்னு தெரியல! இவ்ளோ பாத்தவோன்னே. அப்படி எலையில அப்டியே ராஜ்கிரண் மாதிரி இருந்துச்சுங்க எனக்குப் பாக்குறதுக்கு.
ம். <laughs> அ ஒங்க வீட்டுக்காரர பாக்கும்போது, ராஜ்கிரன் மாதிரி இருந்தாரா? அவர் கடிச்சு சாப்பிட்டுருந்தார் ஆ.
நீங்க விரும்பிவீங்களா? அரக்கிருப்பாரு.

அ.
"இல்லப்பா! எனக்கு இவ்ளோ பார்த்தோனே, அப்பா! சாப்பிடணுங்கிறமாரியே ஒருமாரி இல்லப்பா! அ நீங்க சாப்புடுங்க. வாங்க. நீங்கலாம் உட்காருங்க. சேர்ந்து சாப்பிட்லாம்" அப்பிடின்னாங்க. சரின்னு அவுங்களும் ஒரு ஆளுமா உட்கார்ந்து சாப்பிடுறதான் இருக்கு ஒருமாரி இருக்கும் போல இருக்கு. அப்பிடின்னு சொல்லி பார்த்துகிட்டா! இந்த பக்கத்துல ஒண்ணு தூக்கி வச்சாரு இந்த பக்கத்துல ஒண்ணு தூக்கி வச்சா
ம். அ. சரி. <laughs> <laughs> ஏ இந்த விஷயத்துக்காகதானயா என்ன உட்கார்ந்து சாப்பிட சொன்னே அப்பிடின்ட்டாங்களா! ஐய்யோ!
அவனுங்களும் அண்ணன காப்பாத்தணுமேன்னு சாப்ட்டானுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசில வந்து எங்க அம்மா சமைச்சா அந்த ஏன்னா நம்ம வீட்டுக்குன்னு சமைப்போம்ல, அது வெஜிடேரியனு நாங்க சமைச்சது தான் சாப்பி்டாங்க கடைசில. அவுங்களுக்காக ஏதா சிக்கன் மட்டும் கொஞ்சோன்னு சாப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். "அதுவுமே எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லப்பா! எனக்கு ஒருமாரி இருந்துச்சு. நீ சாப்ட்டுருந்தனா சாப்ட்டுருப்பேனாங்க." நான் மேலருந்து கீழ வரைக்கும் பார்த்தேன். சாப்ட்ட உங்களுக்கே
பரவால்ல. ஆமா. அட கடவுளே இதுக்கா? ம். <laughs> இல்ல.
"ஆ, உங்களுக்கே சாப்பிட தெரியலனா, நானா அத முன்னாடி, பின்னாடி பார்த்தது கூட இல்ல. எனக்கு வேண்டாப்பா!" அப்பிடின்னேன் நானு. அ இன்ன வரைக்கும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்பயுமே ஊருக்கு போனா, அம்மா தடபுடலா மருமகன் வராங்கன்னா, அவுங்களுக்கு என்னல்லாம் பிடிக்கும்? ஸ்வீட்ல என்ன பிடிக்கும்? பனியாரமா இருக்கட்டும், கேசரியா இருக்கட்டும், அந்த முறுக்குல கட்டி முறுக்கு கெண்டி முறுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல! அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்குனு மெனக்கட்டு செய்வாங்கங்க. ஆள வச்சு நாமளே செய்யணுன்னு. ஊருக்கு போனா இன்னுமே விசேஷம் தான். அந்த விருந்து வந்து நிஜமா. ஆனா நமக்கும் கவனிப்பாங்க பாருங்க அம்மா வீட்டுக்கு போனா. அதுவரைக்கும் நம்மளெல்லாம் "என்ன உட்காரு, சாப்புடு!" அப்பிடிம்பாங்க. அவுங்கக்கூட போம்போது இருக்கு பாருங்க. செம்ம மரியாத, நல்லா இருந்துச்சுதான்.
ம். ஆமா. ஆமா. சரி. பரவால்ல. ம். ஆமா. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. அது அந்த நேரத்தில ஒரு மரியாத தான்.
வேணும் வேணும். ஒ, ஒ உனக்கு என்ன வேணும்? அப்பிடின்னு கேட்டு கேட்டு வைப்பாங்கங்க. "இல்ல ஏதாவது வாங்கிட்டு வரட்டா! சொல்லு உனக்கு புடிச்சுது அந்த கடையில இருக்கு போய் வாங்கிட்டு வரட்டா!" அப்பிடிம்பாங்க. அடடா! இத்தன நாளு எத்தன தடவ ஃபோன் பண்ணி கேட்டுருப்பேன். ஒருத்தனா வாங்கிட்டு வந்து தந்தீங்களாடா?
ம். ஆமா. அ. அ
அந்த விருந்துக்கு வர்றதே ஒரு எல்லாரும் வந்து ஆசிர்வாதம் பண்றதுல ஆரம்பிச்சு அந்த சாப்பாட முடிச்சு அந்த வெத்தல பாக்குலாம் போட சொல்லி வேற, "ஆ யாருக்கு நாக்கு செவுக்குதுன்னு பார்க்கலாம்?" அப்பிடின்னு எனக்கு செவக்கவே இல்லங்க. <chuckles>
கண்டிப்பா. உறவுக்காரங்களோட. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. அப்பிடியா? சுத்தம் அவரு என்ன சொன்னாரு அவரு?
அது என் கணவருக்கெல்லாம் நல்லா செவந்துருச்சு. அதனால எல்லாரும் என்னைய தான் வந்து திட்னாங்க. <chuckles> ஏன்னா வந்து "உனக்கு தான் வந்து பாசமே இல்ல". அப்பிடிங்கிற மாதிரி. அ இ உன் அந்த சாப்பாடு விருந்த வந்து என்னால மறக்கவே முடியாது. இன்னுமே மாமா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. "அடப்போப்பா! நீ மொதலே சொல்லியிருக்கலாம். நான் வந்து சைவம் தான்னு. அப்பளம், பாயசமாவது நான் சே ரெடி பண்ணியிருப்பேன். அ அன்னக்குன்னு பார்த்து பாப்பாவுக்கு சமைச்சதே சாப்ட்டா! பாயாசம் எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் வெஜிடேரியன் ஒரு 10வது வச்சிருப்பேன் நான் கூட்டு" அப்பிடின்னாங்க பாருங்க. 10 தா அப்பிடினேன். "அடப்போங்க சித்தப்பா! அ 4 போதாதா!" அப்பிடின்னாங்க. "இனிமே உனக்கு நான் 2 தான்ப்பா வப்பேன்." <laughs>
ம். கண்டிப்பா. <laughs> ஆமா. ம். அதான். கண்டிப்பா. <laughs> அ பரவால்ல. அதாவது மாப்பிள்ளைக்கு குடுக்க வேண்டிய ஒரு மரியாதைய அவுங்க குடுத்துட்டாங்க. ஆமா. அது அது வந்து நம்ம சாப்புட்றமோ! இல்லயோ! அத மனசார பார்த்து நம்ம வந்து அ உங்களுக்கு ரொம்ப பெருமையா தோணியிருக்கும்ல அத இவ்ளல்லாம் நம்ம வீட்டுக்கார கவனிக்கிறாங்க! அப்பிடிங்கிற ஒரு விஷயம். ஆமா. ரொம்ப அழகா வந்து அம்மா வீட்டு விருந்து, தாய்மாமன் குடுத்த விருந்த பத்தி ரொம்ப அழகா, உங்களோட நினைவுல சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
ம், ஆ ஆமாமா, செம்மையா இருந்துச்சு.

ம். அவர் உண்மையில நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாரா? கொஞ்சம் கூட!
அ ஏதோ லைட்டா எடுத்துபாரு போல இருக்குங்க. அவரு ஏதோ கர்ட்டஸிக்காக வந்து லைட்டா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகும்போது வேணான்னு சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக சாப்ட்டுருப்பாரு போல இருக்கு. இவரு KFC ல சிக்கன் சாப்பிடுறவாருன்னு அவுங்களுக்கு தெரியல போலிருக்கு.
அட கடவுளே! சரி
அங்க வந்து மட்டன் வர ஆட்டயே அழிச்சு அங்க நெறைய பேர் கூட்டம் போல எல்லாரையுமே கூட்டுருப்பாங்கள்ல சொந்தக்காரங்க. எல்லாரும் உட்கார வச்சு ஒரு மாரி அசிங்கமா போயிடுச்சு அவுங்களுக்கு. ஆ <chuckles>
ஆமா, ஆமா. அ. என்னதான் சாப்ட்டாரு கடைசில?
கடைசில என்ன வெறும் சாதமும்
என்ன சாப்ட்டாருங்க?

யாருக்காவது இப்ப நமக்கு நம்ம போய் கேட்கலாம். யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க?
ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்போ வந்த அ அப்ப வந்து அந்த பலகாரங்கள்லாம் வப்பாங்கல்ல? அப்ப பணியாரம்லாம் செய்வாங்க. வழக்கம் அது. அந்த <chuckles> பணியாரத்துல என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவாங்க?
சரி. ஆ. ம். சரி. குழிப்பணியாரமா?
ஆமா. பணியார்லாம் செய்வாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளையோட பல்லு நல்லாருக்கா? அப்பிடின்னு வந்து டெஸ்ட் பண்றதுக்கு, அப்பலாம் செய்வாங்களாம். அதே
ம். ம். ஆ. ஆமா. நானும் கேள்விப்பட்டுக்கேன். உள்ள வந்து. புளியமுத்து வப்பாங்களோ!
ஆ. ஆமா. அ எனக்கு வந்து தெரியாதுங்க. ம்.
ம். அந்த காலத்துல நடந்த இப்பவும் அதெல்லாம் நடக்குதா?
பண்ணாங்க என் தங்கச்சி.
ஆ தங்கச்சியா மச்சினியா அவருக்கு?
என்கூட எ என்கூட பிறந்த தங்கச்சில. நான் ஒரே ஒரு பொண்ணுதான்? என்கூட பொறந்த தங்கச்சிலாம் சித்தப்பா பொண்ணு, எங்க சித்தி பொண்ணுலாம் இருக்காங்கல்ல? அம்மா வீட்ல பொறந்தவங்க. இது வந்து அப்பா வீட்ல இது ஒரு சொந்தம் தான். அப்பா ஒருத்தவுங்க தான். அதனால எனக்கு கூட அந்த, அந்த அளவுக்கு அத்தை முறை அந்த மாரிலாம் இல்ல. ஆனா தாய் மாமாலாம் 2 பேரு. இவுங்க எல்லாரும் சேர்ந்து அவுங்கள வச்சு செஞ்சுட்டாங்க.
அ. ஆமா. சரி. ம். அப்பிடியா? ஓ! மச்சினிச்சிங்கிற முறையில வந்து அவுங்க வந்து பதம் பார்த்துருக்காங்களா? சரி.
ஆமா ஆமா. அப்புறம் வந்து என்னது க அந்த பணியாரத்துக்குள்ள இத வைக்கிறது, கல்ல வச்சு சுட்டது, அப்புறம் வந்து புளியங்கொட்டய வச்சு சுட்டது. ஏன்டி! மனசாட்சியே இல்லாம கல்லாடி வப்ப! அப்பிடின்னு. நல்லா கழுவிதாக்கா வச்சேங்கிறா!
அச்சச்சோ! ஐய்யய்யோ! அச்சச்சோ! அ. <laughs> ம். சரி.
அடக்கு இதெல்லாம் நீங்க எப்பிடிம்மா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்பிடின்னேன். அப்ப தூரத்தூர ஒரு ஒரு ஒரு அவ ஒருத்தி இருக்கா. அ அவ வந்து என்ன தெரியுமா பண்ணா, பாதாம் மாவ வச்சு உள்ள வச்சு சுட்ருக்கா.
ம். ம். பாதாம் மாவு ஏத்துக்கலாம். கல்லு. ம், ம்.
அதான் நான் சொன்னேன். அவளுக்கு எவ்ளோ பாசம் மாமா மேல. நீ தான் இருக்கிய இப்பிடயாடி பண்ணுவேன்னு! ஆளு ஆளுக்கு ஒன்னு ஒன்னு பண்ணாளுக. <chuckles>
ஆ. அதுதான். சரி. அவர் கடிச்சுட்டாராங்க.
ஆமாங்க. எ அவுங்க முதலே வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். எனக்குமே இப்பிடிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு பழக்கம் இல்லங்க. என்ன பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியாது.
அய்யய்யோ! பாவம் நீ தெரிஞ்சா கூட காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆ.
அ அது எனக்கு ஒரு மாதிரி. அப்புறம் அப்பளத்த வச்சு அப்பிடிதான். 2 அப்பளத்த வைக்கிறேன்னு சொல்லி அதுல வந்து ஒ ஒரு அப்பளத்த வைக்கும்போது என்னன்னா, கீழ கம்மு மாரி வச்சு விட்டு அப்பிடியே ஸ்டிக் ஆயிடுச்சு.
ம். ம். அ. ஆஹா! அயய்யோ! அது எப்பிடி எ ரொம்ப காமெடியாவுல இருந்திருக்கும் போல. சரி என்ன செஞ்சாரு?
ஐயோ! பாவாங்க அவரு. அதே, அதான் எனக்கு தோணுச்சு." ஏன்டி! இப்பிடி பண்றீங்க அப்பிடின்னு." இதெல்லாம் மாமான்னா நாங்க தான் செய்வோம். வேற யார் செய்வா? ஆ அப்பிடின்னு, ஏய்!
அ. ஆமா. அது வந்து. கலாட்டாக்கெல்லாம் மச்சினிகள் மட்டும் செஞ்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். அ.
அதான். அவுங்க ஒன்னும் சொல்லிக்கல. அ கடிச்சாங்க. ஏதோ! க இருக்கமாரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம.
அ. <chuckles> அய்யய்யோ! அ சொன்னாரா உங்கக்கிட்ட. உள்ளே ஏதோ இருக்கு அப்பிடின்ட்டு.
அப்பிடி கடிச்சு பார்த்துருக்கா. ஆமா. அவுங்க கண்ணால காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. இவுங்கலாம் ஏதோதோ நம்மள ஒருமாரி கவனிப்பாங்கள்ல. நம்ம கொஞ்சம் கூச்சமா இருக்கும்ல. ம். எல்லாம் கிண்டல் பண்றாங்க, லேட்டா வர என்ன பண்ற? அ எல்லாம் சுட்டாச்சு, அது இதுன்னு நம்மள வந்து ஓட்டி தள்னாங்க. இப்ப நெனச்சா கூட எனக்கு கொஞ்சம் வெக்கமா தாங்க இருக்கும்.
ஆமா. ம். ம். சரி. அ கண்டிப்பா, கண்டிப்பா. இருக்கத்தானே செய்யும்.
அதுதான். அப்பிடில்லாம் செஞ்சோன்னா, இவுங்க என்னைய காமிச்சிருக்காங்க, எனக்கு தெரியல. என்ன தெரியுமா பண்ணாங்க, எதோ வந்து எடுக்கிற மாதிரி இங்கிட்லாம் திரும்பும்போது எடுத்து என் கையில இப்பிடி இப்பிடி குடுத்துட்டாங்க.
அ. ம். <laughs>